ஓஹோ! சரி, சரிங்க. ம்ஹ்ம்.
தேடல் இருக்கக்கூடாது. பிரச்சனைகள் வரக்கூடாது. ஒன்றொன்றுக்கு இன்னொருத்தங்க வேலையில இருப்பாரு. அவர போய் நீங்க தொந்தரவு செய்ய முடியாது அந்த நேரத்தில. அதுக்காக அந்த ஒழுங்கு தான். வீட்ல நம்ம கடைபிடிக்கணும்னு நினைக்கிறோம். அதே போல இதே ஒழுக்கம்தான். ஆ ம்ஹ்ம்.
ஆஹா. கண்டிப்பா, கண்டிப்பா. ம்ஹ்ம். அப்போ இருங்க. இந்த இடத்துல என்னன்னா அ எனக்கு ஒரு யோசனை. இப்போ உங்களுக்கு அந்த நிறுவனத்துல நீங்க உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா வந்து அ 1 நாளைக்கோ! இல்ல 1 வாரத்துக்கோ! 2 சமையல் ஆள் வந்து வருவாங்க, போவாங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனா, எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் பெரும்பாலும் எந்த விருந்தினரும் வீட்டுக்குள்ள வந்து சமைக்கிறேன் நான் வரேன்றதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். நீங்க அந்தமாரி யார் வீட்டுக்காச்சும் போய் சமைக்க முயற்சி பண்ணியிருக்கீங்களா? அது அனுபவம் ஏதாச்சும் இருக்குங்களா?
ம். இது. ஒரே, ஒரே கலையில ஒரு சமையல்ல ஒருத்தர் ஆர்வம் இருக்கிறாருன்னு வச்சுக்கங்களேன்! அவுங்க நிச்சயமா அவ ரொம்ப நெருங்குன சொந்தமாக இருக்கும். இன்னக்கு நான் இத செஞ்சு குடுக்குறேனே, நான் என் கையால செஞ்சு குடுக்குறேன் சாப்புட்டு பாருங்கன்னு ஒரு நாள் சொன்னது இல்லயா! எந்த வீடு இதுலயும் இது நடக்கிறதில்லயா?
ஆஹா! ஓஹோ! <laughs> ஆஹா! இல்லங்க. ஆஹா. அந்தமாரி இப்ப என்னோட எங்க அம்மாக்கும் என் மனைவிக்கும் வந்த ஒரு வாக்குவாதமே என்னன்னா, இது ஏன் வீடு, ஏன் சமையல் கட்டு நான் தான் செய்வேன். நீ எனக்கு உதவி செய்யணுன்னு நினைக்கிறேன்னா, <laughs> <laughs> அ ஒரு காய்கறி நறுக்கி குடு.
அவர்களுடைய குடும்ப சூழல் அ அதான். வளர்ந்திருக்கீங்கின்றனால, இது வந்து உங்களுக்கு ஒரு நேர்மன்ற பார்க்க முடியாது. அதான். அதாவது நீங்க நம்ம வீட்லயே வச்சுங்களேன்! திடீர்னு மனைவிக்கு உடம்ப சரியில்லாமக்கும்போது, ஒரு கணவன் அடுக்கலைக்குள்ள போக வேண்டிய சூழ்நிலை வருது. அப்பிடி வச்சுகங்க வியாதிப்பட்டுருக்கிற மனைவியப் போய் நம்ம தொந்தரவு பண்ணிட்டே இருக்க முடியுமா? எம்மா! கடுகு எங்க இருக்கு? ஆ வெங்காயம் எங்க இருக்கு? ஆ அதுக்கு தான் சொல்ல வரேன் அந்த
ஆஹா! ம்ஹ்ம். ஓஹோ! கண்டிப்பா. ஆமா. அப்போ எனக்கு அந்த சூழ்நிலை இருந்திருக்கு. நான் வந்து ம்ஹ்ம். கண்டிப்பா. ஆ. சரிங்க. இத நான் முயற்சி பண்ணியிருக்கேங்க. என்ன ஆயிடுச்சு தெரியுமா? நான் அந்தமாரி டப்பால ஸ்டிக்கர்லாம் போட்டு ஒட்டி வச்சு எல்லாம் பண்ணப்போ அ அடுத்து அவுங்க எடுத்து ஒரு 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி அத எடுத்து தொலக்குவாங்க. தொலைக்கி எடுத்து அது, அது எடுத்து பிரிச்சு அது ஸ்டிக்கர் ஒட்டாதுல்ல எவ்வளோ நாள் இருக்கும் அது. தண்ணீல போட்டு சோப்பு போட்டு தொலக்குனா, எல்லாத்தையும் போட்டு பிரிச்சு எடுத்துருவாங்க. அத அப்ப நான் 2 வாட்டி ஒரு 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி. ஆ அதேதான். இப்போ இது வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் இந்த மாதிரி ஒரு உணவககங்கள்லயோ, எந்த இடத்தலயுமே நான் என் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது. இப்பிடி ஒரு விஷயங்கள்லாம் அவுங்க செய்றாங்களா? அப்பிடின்னு சொல்லிட்டு. ஆனா மே ஒரு வேளை அது ஒரு பெரிய, பெரிய அந்த நட்சத்திர உணவகங்கள்ல வேணா அந்தமாரி இருக்கலாம். ஏன்னா, அந்தமாரி இடங்கள்ல நம்மள உள்ளவே அலோ பண்ண மாட்டாங்க. "சமையல் அறைக்குள் அ அனுமதி இல்லாமல் வரக்கூடாதுன்னு." தான் பெரிய போர்ட வாங்கி வச்சிருப்பாங்க. அத பார்த்தா நமக்கும் சாப்பிட புடிக்காதுங்கிறதுனால நானும் அந்தமாரி செஞ்சது இல்ல. உங்களோட பேசினது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க. நெறைய இந்த ஒழுங்குமுறைகள்லாம் நிறைய பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்பவும் அ எனக்கு ஆர்வமா இருந்துச்சு. ரொம்பவும் வித்தியாசமா இருந்துச்சு உங்களோட பேசினது. மீண்டும் பேசலாம். நன்றி.
அ. அ. ம்ஹ்ம். ஆ. அம், ஆமா, ஆமா. அது கரெக்ட்தான். ஆமா, ஆமா. திரும்பியும் திரும்ப, திரும்ப செய்ய கஷ்டமா இருக்கும். ம். ஆமா, ஆமா, ஆமா. தோன்றதுக்காக வேண்டி இல்ல. ஆமா. உங்களோடு கலந்துரையாடியதல எனக்கும் மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் பேசலாம். நன்றி.
நன்றிங்க.